சரியா சொன்னீங்க. நேரத்த திருடுறது மட்டும் இல்லாம உங்கள வந்து அதிலயே அடிமையாக்கி உட்கார வச்சுருதுன்னு தான் சொல்லணும்.
ஆமா சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த நெட்ஃபிளிக்ஸ்ஸோட தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "வீ டிக்ளேர் வார் ஆன் டைம்" அப்டின்னு சொல்றாங்க, அவுங்க. அதாவது வந்து நாங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து தூங்கக்கூட கூடாது. எப்ப பார்த்தாலும் எங்க படங்கள பார்த்துக்கிட்டே இருக்கனும், எல்லாத்தையும்.
ம். ஆ. முன்னாடி வந்து இந்த டிஆர்பி, டிஆர்பினு ஒண்ணு வந்து சேனல்ல சொல்லுவாங்க, நம்ம தொலைக்காட்சிக்கு. அத வந்து இவங்க வந்து எப்டின்னா ரேட்டிங் அந்த மாரி போயிருது இவுங்களுக்கு இல்லயா?
ஆமா. ஆ இ ரேட்டிங்கும் போயிருது. இப்ப இதில வந்து நம்ம ஒரு ஒ அதிகபட்ச விலை செலுத்துறப்ப தான். இப்ப இந்த அமேசான் பிரைம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்ளா, நீங்க?
ஆமா ஆமா, கேள்விப்பட்டுருக்கேன்.
அது வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு நம்ம ரூ. 60 கட்டினா போதுன்னு இருந்தது. இப்போ நான் சொல்றது ஒரு 8 9 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்ளா?
ஓவா! என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ கம்மியா எப்போ இருந்தது? ஆ
மொத 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 8 9 வருஷம் இருக்கும். ஆமா, 8 9
ஓ! 10 வருஷம். ஓஹோ! ரெண்டாயிரத்தி ஆ சரி, சரி.
ஆமா. 10 வருஷம் அப்டின்னா ஒரு 2015, 16 அந்த மாரி காலகட்டத்தில ரூ. 60, ரூ. 70 கட்டினா போதும்ன்னு இருந்தது. ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரூ. 110 கட்டனுன்னு சொல்லி வந்தது. அப்பயும் சரி, அப்ப இவங்க மட்டும் தான் இருக்காங்க. Hotstar பெரிய அளவில கெடையாது. Zee5, மத்தவங்களாம் எதுவுமே கெடையாது, அந்த இதில. சரி 110 தான பரவாயில்ல. அது கூட என்ன கொடுத்துருவாங்கன்னா, அந்த காட்சிகள் பார்க்கறது மட்டும் இல்லாம, எத்தனை திரைகள்ல வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். அவுங்க ஒன்னுமே சொல்லமாட்டாங்க. அந்த அமேசான் பிரைம் அப்டி.
ம் சரி. சரி. ஓ! சரி, சரி. அப்ப இவ்வளவும் இருந்துருக்கு. நமக்கு தான் தெரியாம இருந்துருக்கு போலருக்கு.
அப் ஆமா, ஆமா. அப்பன் அப்பயே நாங்கலாம் வாங்கி உபயோகிச்சுக்கிட்டுருந்தோம், நாங்க மொபைல்ல போ அலைபேசியில போட்டு வச்சுக்குவோம், டிவியில போட்டு வச்சுப்போம். மடிக்கணினியில போட்டு வச்சிக்குவோம். அதனால ஒன் டே டெலிவரி இது எல்லாமே குடுத்
ஓ! சிறப்புங்க சிறப்புங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் அந்த ஒன் டே டெலிவரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஆனா நான் வந்து இந்த காசு கட்டி அந்த ஒன் டே டெலிவரி வேணுமா? அப்டி வேணாம், அப்டின்னு சொல்லிட்டு <chuckles> அத நான்
இல்ல. இது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாவே 110 தான் அந்த இது.
ஓ! பரவாயில்லையேங்க. இப்ப நான் ஒன் டே டெலிவரிக்கு மட்டுமே வந்துட்டு ரூ. 1500 ரூபாய் வந்துட்டு நான் வந்து செ செலுத்தி அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன்.
ஆ.

ஆமா. சரியா சொன்னீங்க. ஏதாது வீட்லேயே நம்ம செஞ்சு கொண்டு போய் உட்கார்ந்து சாப்பிடலாம், அப்படிங்கிற மாரி இருந்தது. அதனால வந்து அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. படம் பாக்குறது பெரிய திரையில குடும்பத்தினரோடு போய் உட்கார்ந்து பாக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, இந்த பணம் வந்து உள்ள அதிகமா வர ஆரமிச்சது. எல்லாருமே வந்து 15 கோடி, 20 கோடி, 30 கோடி, 100 கோடி அப்பிடின்னு போட்டு கூட படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து நடக்க ஆரம்பிச்சவொன்னே பாத்தீங்க அப்படின்னா, இந்த திரையரங்குகளும் ரொம்ப வித்தியாசமான நல்ல முறையில கட்டப்பட்டுருக்கு. ஒண்ணும் பிரச்சன இல்ல. ஆனா, இப்ப.
ஆமா. ம். கண்டிப்பா. நெறைய மாடர்ன் பண்ணிட்டாங்க. மாடர்னைஸ் ஆக்கி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்ன்றது தானே பாப்பாங்க. ஆட்கள்ல எப்படி வர வைக்கிறது?
ஆமா, ஆமா. நல்லா இருக்கு. நல்ல ஸ்மெல் இருக்கு. டாய்லெட்டு. கழிவறைகள் இதெல்லாம் வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கிறாங்க. யாரும் முன்ன மாதிரி வந்து சிகரெட்லாம் பிடிக்க முடியாது. இது எல்லாமே நல்ல விஷயங்கள். ஆனா, வந்து உள்ள வந்து அந்த கட்டணம் இப்போ ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம் இல்லங்களா? ஒரு படத்துக்கு போலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லாம் பெரும்பாலும் நெறைய படங்கள் பாத்துக்கிட்டுருந்தேன். முன்னாடி திரையரங்கில போயிட்டு. என்னச்சி அப்படின்னா, இப்போ ஒரு படம் பாக்குறதுக்கு வந்து ஒரே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நூத்தி ரூ. 210 அந்த டிக்கெடோட விலை. அதற்கு அப்புறம் அதில் வந்து 2 டக்ஸ் வருது. புக்கிங் புரோசஸ் பீன் சேர்த்து ரூ. 250, 260 வந்துருது.
கண்டிப்பா. ஆமா, ஆமா. சரி. ஆமா. <chuckles> கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி, இப்போ செயலிக்கள்ல புக் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா, நெறையா அதுவும் ஒருத்தருக்கு போட்டா பரவாயில்லங்க. இப்போ 4 டிக்கெட் புக் பண்ணுறோம்னு வையுங்களேன் மொத்தமா சேர்த்து ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டோட அதிகமா போகுது அந்த GST.
ஆமா. அதில வந்து இப்போ நான் தனியா இருக்கேன். அதனால நான் தனியா ரூ. 260. சில சமயம் எங்க அம்மா, என் தங்கச்சி, மச்சான் இவங்கலாம் வரப்ப, அப்ப ஒரு 5, 6 பேருக்கு நான் வந்து அத நாங்க சேர்ந்து பகிர்ந்துகிட்டாலும் சரி, இல்ல தனித்தனியா. அப்போ சில சமயம் நானே போடுகிற மாதிரி இருக்கும். எல்லா டைமும் பணம் கேட்க முடியாது இல்லங்களா? அந்த மாதிரி போடுறப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் என்னை பொறுத்த முடியும், இப்ப ஒரு அப்பா, அம்மா ஒரு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைன்னா, அவங்களுக்கும் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்க, அப்படின்னா ஆங் எனக்கு தெரிந்து ஒரு முறை நாம் போயிட்டு வருவதற்கு 1,500 அங்கு உள்ள போய்ட்டு கொழந்த தின்பண்டம் கேட்கும். நாம சாப்பிடாம வாயக் கட்டுப்படுத்திட்டு வரலாம். குழந்தைக்கு வாங்கிக் கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த இதுல. எனக்கு
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ம். சரியா, சொன்னீங்க. ம் ஆமா, ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ விக்குது பாத்தீங்களா? அது,
ம். ரூ. 280, 250 அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க.
ஆமா. டிக்கெட் காஸ்ட்ட விட அந்த ரேஞ்சுக்கு வந்தது அது.
ஆமா. அதிகமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா? நான் அந்த இடத்த வந்து பக்கத்தில போ மாட்டேன். ஏன்னா, எனக்கு காஃபியோட அந்த நறுமணம் வந்துருச்சு அப்பிடின்னா குடிக்கணும்னு தோணிரும். அது நூற்றி ஏழுவது, நூற்றி இருவது ரூவா அதெல்லாம் எனக்கு வந்து கவல.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாருமே அதே கேட்டகரியில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். பெரியவங்கலாம் வந்துட்டு இந்த காஃபியில போயிறது. அ பாப்கார்ன் பக்கமே போறது கிடையாது.
ஆமா. ஆமா. எனக்கு பாப்கார்ன் பிடிக்காது. ஆனா, காஃபி குடிச்சா அதில ஒரு கிக் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் இல்லயா? நாம் வந்து அது வந்து நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி. அதும் இவங்க காஃபி கொஞ்சம் அப்படி நறுமணத்தோடு நல்லாருக்குங்கிறப்ப, இப்போ ஒரு முறை போயிட்டு வரப்போ நம்ம ரூ. 2,000 ஆகிடும் எப்படினாலும். அதுவே, அதுவே நீங்க இந்த OTT தளங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க ஸ்ட்ரீமிங் சேவைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு வருடக் கட்டணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 1,000- 1,500 அந்த எடத்துல.
கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா.

கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா ஒரு தடவைக்கு போகும்போது நமக்கு ஒரு ஆளுக்கே வந்து அவ்ளோ செலவாகும்போது குடும்பமா போயிட்டு வந்தோம்னா ஒரு ரூ. 2,000 வந்து அந்த ஒரு தடவ தியேட்டருக்கு செலவிடுறதுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு போயிடலாம். நீங்க சொல்வது சரியான விஷயம்.
ஆம். ஆமா. ஒரு நல்ல தொலைக்காட்சி பெட்டி Sonyலயோ இல்ல, வந்து வேறு ஏதாவது நல்ல நிறுவனத்தில வாங்கினீங்க அப்பிடின்னா ஒரு 40லருந்து 50,000 ரூபாய் வந்து ஆகும். விழா காலங்கள்ல வாங்கிறப்ப அதை தாண்டி வராது. நீங்க அதை வாங்கி போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு எது வந்தாலும் 4கே டிவியே இப்ப அந்த அந்த அளவுல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எல்லாத்துக்கும் திரையரங்கு போடுறதுக்கான அந்த கால விரயமும் தவிர்க்கப்படுது இல்லங்களா, அதில போய் அலைஞ்சு, பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் விலைகள் இப்போ பாத்தீங்களா எவ்ளோ விலை இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு?
ஆமா, ஆமா. அதுக்கு ஒரு டிக்கெட் ஒண்ணு போடுறானுங்க. அது வந்து திரையரங்கத்தில வந்து பார்க்கிங்கலாம் ஃப்ரீயா இருந்த காலம் போய் இப்போ பார்க்கிங்க்கு ஒரு டிக்கெட்டு.
ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா, இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள்ல ஒரு சில, ஒரு சில நல் நெறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஒரு சில நம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த விஷயங்கள் இருக்குது <chuckles> இந்த இதுல.
கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து
என்ன? ம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த திரைப்படம் கிடைக்காது, அப்படிங்குறப்ப நீங்க அதுக்காக காத்திருக்கணும். இல்ல, வந்து என்னைக்காவது ஒரு நாள் சன்டிவிலையோ, ஜெயா டிவிலையோ போடுவோம். அந்த திரைப்படங்கல.
ம் ஆமா. அதிலயும் வந்து போட்டுருவாய்ங்க. முதன் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, ஆமாமா.
ஆ ஆமா, ஆமா. நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான நாட்கள் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக, முதன் முறையாக போட்டுவான்.
ம் ஆமா, ஆமா. அந்த குரல கேட்டு அதில பாக்குறதுக்காகவே நம்ம காத்துக்கொண்டு இருப்போம். இந்த பண்டிகை நாள் எப்போ வரும். இந் இந்த இப்போ தானே இந்த படத்தை முதல் தடவை போடுறான்ங்க டிவி அப்படின்னு சொல்லிட்டு.
ம். ஆமா. அந்த மாரி இருக்கும் இல்லங்களா. இப்போ அதுக்கு பதிலா என்ன ஆகிடுச்சின்னா, எல் நாம பாக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நான் எப்படி அதில் மாட்னேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல தொலைக்காட்சி தொடர் இருக்கும். சரிங்களா. இந்த ஆங்கிலத்தில Netflixல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், டார்க் இல்லன்னா, Primeல வந்து பெர்சன் பெர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாராலும் மேலை நாடுகள்ல பாராட்டப்பட்ட ஒரு தொடர் சீரியல் அங்க. அத வந்து ஒரு முறை எடுத்து நான் போட்டு பாக்குறேன். என்ன ஆகுதுன்னா, இரவு வந்து ஒரு 10:00 மணிக்கு ஆரமிக்குறேன் நானு. <chuckles> அதுவே மொதல தப்பான விஷயம். ஆரமிச்சா விடிய காலை 3:00 மணி முடிய பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு.
ஆமா, ஆமா. சரி, சரி. சரி. சரி. ம். அய்யயோ! அவ்வளவு நேரம்ன்னா, அது வந்து உங்கள அடிமைப்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க.
ஆமா. அது வந்து 1 நாள் மட்டும் இல்ல. அது மாதிரி தொடர்ந்து 2 மாசம் நான் பார்த்தேன்.